அதே மாரி இந்த பூச்சிகள் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா, இந்த பூச்சி பறக்கலாம் செய்யாது. தரையில ஊர்ந்து ஊர்ந்துதான் போகும். அத வந்து நெறைய பேரு பிடிக்கிறது. பிடிச்சு என்ன பண்ணுவோம்னா, அந்த தீப்பெட்டி டப்பாக்குள்ள போட்டு, அத வந்து அப்டியே உள்ளே வச்சுட்டு அப்டியே ஆட்னம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே பறக்க ட்ரை பண்ணும். அது போக அது வந்து தொட்டு பார்ப்போம் அப்பப்ப. எப்போலாம் வந்து போர் அடிக்குது எப்போலாம் நமக்கு வேணுங்கிற விசல அப்டியே தொட்டு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அ.
அது எதுவும் செய்யாதுங்களா, அரிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுங்களா?
இல்ல, இல்ல. அது அரிப்புலாம் ஏற்படுத்தாது. அது கம்பளி பூச்சி வந்து அரிப்பு ஏற்படுத்தாது. அது அழகா பொன்னிறக்கத்துல இருக்கும். அப்டியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டு பா பட்டு புடவையிலேயே வந்து ரொம்ப அ அதோட அத எடுத்து, நெறைய பேரு அதுலேந்து பட்டு நொய்வதுக்கெல்லாம் எடுப்பாங்க. ரொம்ப ஆமா.
அப்டிங்களா? ஓ! அப்டிங்களா? நான் நெனச்சுக்கிட்டேன் இவ்ளோ நாளுமே இவ்ளோ நாள் இவ்ளோ வயசாகி, இவ்வளவு நேரத்துக்கு நான் என்ன நெனச்சுக்கிட்டேன் அது தொட்டா அரிப்பு எற்ப்படும் அப்டின்னு நெனச்சுக்கிட்டேன்.
இல்ல, இல்ல. அரிப்புலாம் ஏற்படாது. அது ஒண்ணு இதா இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னா, நேரா போயிட்டு இந்த இந்த ஒரு ஒரு செடி இருக்கும். அதாவது, அ அ என்னது, சாம் அரளி வெதம்பாங்க. அரளி அரளி செடி மாரி, ஒரு செடி ஒண்ணு இருக்கும். அதுல என்னன்னா அந்த பூ பூக்கும். அ அந்த பூவ ஒடைச்சோம்னா சத்தம் கேட்கும்.
அ டொப்புன்னு அவங்க நெத்தில, நம்மளோட பிரெண்ட்டோட நெத்தில டொப்புன்னு. ஆ.
ஆ டொப்புன்னு கேட்கும். அது அதாவது வயலட் வயலட் கலர்ல இருக்கும். அது பால் கூட வடியும் அது பார்த்தீங்கன்னா, பால் பட்டா ஆனா ஆபத்து.
ஆமா. நாங்களும் செஞ்சுருக்கோம். அந்த அந்த எ அந்த எருக்கம்பூவுலலாம் கூட, சில சமயங்கள்ல முட்டு ஆ அந்த எருக்கஞ்செடில அந்த முட்டுகள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளோட நண்பர்கள் நெத்தியில என்ன பண்றது தெரியுமா? அத பிச்சு டப்புன்னு அடிக்கிறது. என்ன ஆமா ஆமா. திரும்பி நம்ப நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கும் அந்த வேலைய செய்வாங்க.
ஆ. யா, எருக்கஞ்செடி எருக்கஞ்செடி. ஆமா. அந்த சத்தத்துக்காக. <chuckles> அந்த அத எடுத்து <chuckles> ஆமா. அத எடுத்து வச்சு விளையாட்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செடிகள் தான் இது. எல்லாமே வெளிப்புறத்துல யார் பராமரிப்பும் இல்லாம வளரக்கூடியது தான். ஆனா வந்து அத தொட்டு வெளையாட்றதுனால, எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்ததில்ல. அது வந்து என்ன சொல்றது? இப்பதான் வந்து, அத ரொம்ப மக்கள் வந்து கொழந்தைகள பாதுகாத்து பாதுகாத்து, வளர்க்கணும் வளர்க்கணுன்ட்டு, வெளியே எங்கேயும் விட்றதில்ல. அந்த மாரி அது. அது போக பார்த்தீங்கன்னா இது, தொட்டாச்சினுங்கின்னு ஒரு செடி இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல. அ ஏன்னா மலையோரங்கிறதுனால இந்த மாரி எல்லா செடிகளுமே அதிகமா இருக்கும். தொட்டாச்சினுங்கி பார்த்தீங்கன்னா, நம்ம மெனக்கெட்டு தொடும்போது பார்த்தீங்கன்னா, அப்டி டக்குன்னு அந்த எலையெல்லாம் சுருக்கிக்கிடும் அதாவே.
ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா.